அச்சச்சோ! அது என்னாச்சு? <chuckles>
ஏயா, அப்படினு சொ அது பாத்தா, நெறய டெக்னாலஜி லா தெரிஞ்சுக்கணுங்கிறானுங்க. என்னது? நயா, நம்ம படுச்சது சின்ன கிராமத்தில. அப்புறம் கொஞ்சம் ஓரளவு பெரிய காலேஜில சேத்து படிக்க வச்சாங்க. திடுதிப்புன்னு பாத்திங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆப் லா தெரியுன்ட்டு, இன்டர்வியூல கேட்குறானுங்க. ஆண்ட்ராய்டு ஆப் லா தெரியுமா? டெவலப் பண்ணிருவியா? அப்படிங்கிறானுங்க. என்னது? டெவலப் பண்ணிடுவியாவா? என் கம் என்னோட ஊரே டெவலப் பண்ணாம கெடக்குதிங்க. நீங்க, என்னோட ஆப் டெவலப் பண்றத பத்தி, நீ கேக்கிறியா? நீனு அப்படின்னு, மனசில நெனச்சிட்டு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னோட ட்ரெய்னிங் பீரியடு, அப்ப வந்து நான் என்ன நெனச்சேன்? அப்டின்னா, இன்னும் நம்ம கல்விய வர் வளர்த்துக்கணும். எந்த இடத்துலயுமே நான் துவண்டு விழல. அதையும் நம்ம என்ன பண்ணணும்? கடந்து வரணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சேன்? அப்படின்னா, அடுத்த லெவல்ல என்ன பண்ண ஆரம்பிச்சேனா, டிரெய்னிங் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன்.
<laughs> கண்டிப்பா. புரியுதுங்க. ஓ! சரிங்க. சரிங்க. அச்சச்சோ! ம்ஹம். மஹம். ம். <laughs> ம், ஆமா. கண்டிப்பா, கண்டிப். புரியுதுங்க, புரியுது. ஓ, சரிங்க. சரிங்க.
டிரெய்னிங் எடுத்து படு ட்ரெய்னிங்லாம் எடுத்து, அதுக்காக இப்ப சில கம்பெனிலாம் வந்து நம்மள்ட்ட வேலை வாங்கிப்பாங்க. ஆனா, காசு தர மாட்டாங்க. தெரியுமா? அந்த ஒரு 3 மாசம், 6 மாசம்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா பயிற்சி காலம் அப்டினு சொல்லிட்டு, அந்த 3 மாசம் நம்மளுக்கு எல்லாத்தையும் கத்து குடுத்துட்டு, நம்மளுக்கு அந்த ஊதியமும் குடுக்க மாட்டாங்க. அழகா சொன்னீங்க. அதா உண்ம. ம்.
அந்த, அந் ஆமா, நம்மட்ட ஆனா வேலை வாங்கிப்பானுங்க. கேட்டா உனக்கு பயிற்சி குடுக்குறோம்பானுங்க. அட படுவாவீங்களா, அப்படின்னு சொல்லிட்டு.
<laughs> ஆமா. உனக்கு வந்து, உனக்கு வந்து தெரிலம்மா. அதனால உங்களுக்கு பயிற்சிக்காக ஒரு 3 மாசம். நீங்க வந்து ரொம்ப வேலைலாம் இருக்காது. கத்து மட்டுந்தான் குடுப்போம். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, அது பயிற்சியிலேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவாங்க, நம்மள வச்சு 3 மாச வேலய. கண்டிப்பா. <laughs>
ரொம்ப சரியா சொன்னிங்க. ரொம்ப சரியா சொன்னிங்க. இந்த மாதிரி ஆகிருச்சு. சேரின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமாதா பாத்தா பொசுக்குன்னு, கொரானா பீரியடு, லாக்டவுனுங்குறானுங்க. ''டேய், நீங்கள்லாம் நல்லாயிருப்பீங்களாடா, கொஞ்சமாச்சும்.'' அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னால முடியலடா. நானும் எவ்வளோ தாண்டா தாங்குவேன்? அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சேரி, அப்டின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சுன்னா, சரி கொரானா பீரியட்ல, அப்ப அந்த அதுக்கு வேலய விட்றலாம். எல்லாத்தையும், நெறைய பேர அனுப்பிட்டாங்க.
அச்சச்சோ! <laughs> <laughs> <laughs>

அந்த மெட்ரிகுலேஷன்ல ஸ்கூல்ல 25% இட ஒதுக்கீடு கம்பல்சரி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இது நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில படிக்கிறத விட, இங்க போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா கிடைக்குது.
ஓ. சரிங்க, சரிங்க. ஆமா. கண்டிப்பா. ஏன்னா, அது அதில வந்து சம் ஆ ஃபீஸும் அந்த அளவுக்கு இல்ல குறைச்சிருவாங்க, அப்படின்ற மாரி நான் கேள்விப்பட்டேன்.
இப்போ அவுரு பீஸ் பீஸ் ரொம்ப க ஃபீஸ் கிடையாது இலவசம், புக்குக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து காசு கட்டணும்.
ஓ! கட்டணுமா? ஓ. சரிங்க, சரிங்க. நான் பாதி ஃபீஸ் கட்டணுன்னு நினைச்சேங்க. சரி, சரி. ஆ.
ஆமா. முற்றிலும் இலவசம். முற்றிலும் இலவசம். புக்குக்கு மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா, காசு கட்டணுங்க. புக்குக்கு, சீருடைக்கு மட்டும்.
ஓ! சரி, சரி. புரியுதுங்க. புரியுது, புரியுதுங்க. ஆ.
மற்ற எதுக்குமே காசு கிடையாது, அந்த டியூஷன் ஃபீஸு, அந்த முன்னாடி டொனேஷன், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
ஓ! சரிங்க, சரிங்க. அதுதானே பெருசாவே இருக்கும், அது இல்லைனாலே நம்மளுக்கு இ வொ இது பண்ணிடலாமே.
இது வந்து ஆமா. இது வந்து ஒரு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நல்ல சட்ட திட்டத்த வந்து இயக்கி வந்துச்சுங்க, இதனால எங்க அக்கா பிள்ளைங்க எல்லாமே பயனடைஞ்சாங்க, அந்த அந்த சட்டத்தின்படி.
ஓ! சரிங்க, சரிங்க. ஓ! ஓ! பரவால்ல, பரவால்லங்க.
அதனால தான் எனக்கு இவ்வளோ விவரம் தெரிஞ்சுச்சு.
ஓ! புரியுது, புரியுதுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.
அவுத இப்ப அந்த மாரி இருக்கும்போது, அவங்களுக்கு கல்வியில ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். நான் கவர்மெண்ட் பள்ளியை குறை சொல்லலைங்க. நான் குறை சொல்லல. அங்கேயும் நல்லா தான் சொல்லி தர்றாங்க. இருந்தாலும் ஒரு நவீன வசதியோட, ந ஒரு நவீன தொழில்நுட்பத்தோட, இந்த தனியார் பள்ளிகள்லாம் இருக்கும், அப்ப எ எங்களுக்கு ஒரு ஏழை மாணவர்களும் மாணவிகளும், அங்க போய் பயனடையலாம்
ம். கண்டிப்பா. புரியுது, புரியுதுங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பாங்க.